அப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த இன்னொன்னு வந்து அந்த தாத்தாலாம் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கையில அடிச்சு அந்த பம்பாய் மிட்டாயின்னு ஊர்ல வித்துட்டு வரும் ஞாபகம் இருக்க உங்களுக்கு. டிங் டிங் டிங் டிங்னு அந்த ஒரு சவுண்ட் வரும். அந்த தாத்தா வித்துட்டு பாட்டு பாடிட்டே வருவாரு. வரும்போது ஓடி, ஓடி போய் நிப்போம்ல. அப்பலாம் ஒருவா குடுத்தா நெறைய கை நெறைய யான பொம்மை, வாச்சு, ஆம. ஆ சவ்வு மட்டாய் மாரி இருக்கும் இல்லைங்களா? அது?
ஆம். ஆமா. சவ்வு மிட்டாய் மாரி சவ்வு மிட்டாய் மாரி. ஆ. நெறைய வாட்ச் மிட்டாய் இருக்கும், குருவி மிட்டாய் குடுப்பாரு. அதனால அதிலயே நெறைய டிசைனா பண்ணி பண்ணி குடுப்பாரு. ஏங்க நானும் உங்க காலத்தோடயே வந்துட்டேன் போங்க. <laughs>
ம். <laughs> அதுதான் அதுதான். அது அதெல்லாம் நல்லா இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த எல்லா பொம்பள புள்ள வீட்லயும் அந்த சொப்பு சமானம் வச்சிருப்போம் இல்லையா? குட்டி கேஸ், குட்டி அடுப்பு இத அதல மரம் <tsk> கொஞ்சம் நல்லா வசதியா இருக்கவங்க, மரத்தில வச்சிருப்பாங்க. கொஞ்சம் நார்மலா இருக்கிறவங்கலாம் அந்த அந்த <tsk> சில்வர் மாரி வரக்கூடிய அந்த தகடுல்ல வச்சிருப்பாங்க. அந்த சட்டிெல்லாம் ஆ.
ம். ஆமாங்க. ஆம். ஆமா. பெரம்பு வச்சிருப்பாங்க. அதிலயும் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா, ஒரு துண்டு எடுத்து தலையில கொண்ட போட்டுக்கிட்டு, அதல நம்ம தான் அம்மா நான் தான் அம்மா. ஆமாட் ஆ அதில இ புடவ கட்டியிருக்கணும் டீச்சர் வேற. ஆமா. ஆ.
ம். ஆ. டீச்சர ம். டீச்சரு கையில அந்த நெல்லிக்க மரத்தோட அந்த இலையல உருவிட்டு அந்த அதுதான் அடுகிருக்கு அந்த குச்சி எனக்கு. அந்த குச்சிய இல வச்சு நான் தான் டீச்சரு, நான் தான் டீச்சரு. சொல்லு, சொல்லு, சொல்லுன்னு சொல்லி அந்த விளையாடுறது. அதெல்லாம் வந்து மறக்கவே முடியாதுங்க.
ஆமா. <laughs> செப்பு ஜமாலாம் வச்சிருக்கீங்களா?